கண்டிப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாரி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ரெசிப்பீ இருக்கும். இல்ல ஒவ்வொரு குடும்பத்துலயும் ஒரு ஒரு பதார்த்தத்த வந்து ரொம்பவே சுவையோட சமைப்பாங்க அப்டீன்னு வச்சுக்கோங்க. எங்க குடும்பத்துல வந்து, எங்க குடும்ப ரெசிப்பீ அப்படீன்னும் சொல்லலாம். அம்மா சமைக்கிற அந்தப் பால் கொழக்கட்டை பால் சார்ந்த ஒரு சிற்றுண்டிகள் எல்லாமே சொல்லலாம். அதுலயும் ரொம்ப முக்கியமா, அந்தப் பால் கொழக்கட்டை தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்களோட ரெசிப்பீ
ம்ஹ்ம். ஓ! அது என்ன ஒரு வேறுபாடு? இல்ல என்ன ஒரு வித்தியாசமா அம்மா செய்வாங்க? அந்த ரெஸிப்பீய பத்தி சொல்ல முடியுமா?
ஆ, கண்டிப்பா எப்படி பண்றாங்க அப்படின்னு நானும், எனக்குப் புடிச்ச ஒரு ரெஸிப்பீனால அத ஒவ்வொண்ணையும் நான் கவனிச்சிருக்கேன். சின்னக் கொழந்தையில இருந்தே.
ம்ஹ்ம்.
ஏன்னா, எனக்கு அதுதான் புடிக்கும். செஞ்சு கொடுங்கன்னு நான் போய் பக்கத்துலயே உக்காந்துக்குவேனா! அப்ப வந்து ஒவ்வொண்ணையும் பாத்துப் பாத்து எனக்கு இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்கு.
ஓ. சிறப்பு. ப்ப நீங்கச் செய்யும்போது, அம்மாவோட அதே சுவை உங்களாலயும் செய்ய முடியுதா?
ஆ, செய்ய முடியுது. அதே மாதிரி. ஆனா ஒரு, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. அதே சுவை வருமா அப்படின்னா, கண்டிப்பா வந்தது இல்லை ஒரு தரவ கூட. அதுக்குதானே சொல்றாங்க, கைப்பக்குவம் வேற வேற கைக்கு வராதுன்னு. அது மாரி என் கைக்கு அப்டி வரலையோ! என்னமோ?
<laughs> ஓ. சரி சரி. வரல ஓ! அம்மா எப்படி செய்வாங்க? அந்த ரெஸிப்பீய சொல்லுங்களேன்.
<laughs> ஆமாங்க. ஃபர்ஸ்டு அது வந்து ஒரு பச்சரிசி மாவு எடுத்துக்குவாங்க.
ம்ஹ்ம்.
அந்த மாவு எடுத்து, நல்லா ஒரு மிதமான சூட்டுல ஒரு வாணலில போட்டு நல்லா வறுக்கணும்.
ஓ.
அது நல்லா வறுக்கிறேன்னு, நான் ஒரு தரவை கருகலாம் விட்டுருக்கேன் மாவ. ஆனா, அவங்க வந்து கரெக்ட்டா அந்த ஒரு பொன் நிறம் வர வரைக்கும் மட்டும் தான் அத வறுப்பாங்க மாவயே!
<laughs> ஆஹ.